கண்டிப்பாங்க. அத்தனை உயிரையும் <chuckles> அவுங்க கையில தானே இருக்கு. அப்படிங்கும்போது அவுங்க தான் ரொம்ப வந்து அந்த தூக்கத்துக்குலாம் முன்னுரிமை குடுத்து, கொஞ்சம் ஓட்டுனா தான் சுறுசுறுப்பா இருந்தா தான் நம்மளால வந்து, ஒரு பாதுகாப்பா பயணிக்க முடியும் இல்லையா? இப்ப நம்ம வீட்டாளுங்களே வந்து கார் ஓட்டையிலயே வந்து பக்கத்துல இருந்துட்டு சொல்லுவோம். ஏதாது வந்து யாரும் பக்கத்தில உட்காராலே உட்கார்றவங்களை பார்த்தா தூங்குறவங்கள பார்த்தா நமக்கும் தூக்கம் வந்துரும்னு சொல்லிட்டு, பாட்டு வச்சுட்டு கொஞ்சம் பேசுற ஆளுகளலாம் வந்து <chuckles> முன்னாடி சீட்டுல உட்கார வச்சு, அந்த மாரிலாம் வந்து பண்ணுவோம் நம்ம இந்த ஒ நம்ம வீட்டாளுங்க கார்ல போகையில. ம்.
ஆமாங்க. கண்டிப் ஆமாங்க. கண்டிப்பா. இந்த மாரி விஷயங்கள் அப்புறம், இந்த காஃபி இந்த மாரியெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. காஃபி, டீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அ இந்த பவர்னாப் தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கஃபைன் அப்டி போன்ற விஷயங்கள் வந்துட்டு உங்களோட தூக்கத்தை வந்து கொஞ்சம் கொறைச்சிரும். ஆமா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மி பண்ண சொல்லுவாங்க. அப்புறம்
ம். ஆமா. தூக்கம் வராது. கொஞ்சமா. ஆமா, நெறையவே குறைக்கும் அது. ம்.
ஆமாங்க. கொழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி தூக்கம். ஏன்னா ஸ்கூல் போனா அவங்கள தூங்க விடுவாங்களான்னு தெரியல. இருந்தாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாரி சொல்லி பழக்கிட்டா, அவங்களுக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு அமைதியான சூழல்ல எடுத்துக்கணுங்க இந்த பவர்னாப்பயே. எல்லாரும் போயிட்டு இந்த ரொம்ப சத்தமா இருக்கிற இடங்கள்ல ஒவ்வொருத்தவங்க பாட்டு கேட்டுலாம் தூங்குவாங்க. அதெல்லாம் பெருசா அந்த அவ்வளவு நமக்கு மன நிம்மதி தருமான்னு தெரியல. இந்த ஃபோன் இத எல்லாத்தையும் சைலன்ட்ல போட்டு ஒரு 10 நிமிஷம் வர்றோம், அலாரம் வச்சு எந்திரிச்சுரணுங்க அதுதான் பெஸ்ட்டு.
ம். ஆ, ஆ. ஆமா உண்மைதாங்க. ம். ம். ம்.

ஆ சரியா சொல்லிருக்காங்க. ஏன்னா, அந்த 10, கா நீங்க சொன்ன மாரி, 1/4 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சாலே, ஒரு மாரி பிரிஸ்கா இருக்கிற மாரி இருக்கும். இந்த இது டே டைம்ல, இந்த மாதிரி தூங்கி எழுந்திரிச்சா, நீங்க சொன்னத, நான் வந்து அனுபவமாவே உணர்ந்துருக்கேன். அதே இது வந்து, அ காலைல, வெள்ளன அப்பிடி எழுந்திரிச்சோம், அந்த சரியான உறக்கம் இல்லாட்டின்னா, அன்னைக்கு நாள் பொழுது எப்படி இருக்குன்றத வந்து எனக்கு தெரியும். ஆனா, இப்போ நீங்க தொழில்நுட்ப துறையில வேல பாக்கையில உங்களுக்கு எல்லாமே மாறும். இல்லையா? மாற்றம் ஏற்படும். அந்த இரவு பொழுதெல்லாம் வந்து, நீங்க வேலை பார்க்குற மாரி இருக்கும். அப்பிடீங்கம்போது, நீங்க இந்த மாரி, அ எடுத்துக்கிட்டது வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அப்டிதானே.
கண்டிப்பா. ரொம்பவே ஒரு உதவியா இருந்துச்சுங்க. என்ன பண்ணா மத்தியானம் நேரமும் எங்க கம்பெனியில, அவுங்களே சொல்லிருவாங்க. தயவு செஞ்சு தூக்கத்தில வேலை செஞ்சு, எதாவது தப்பு பண்ணி க கம்பெனி இழுத்து மூட வச்சுறாதீங்க. அது அளவுக்கு, ஓரளவுக்கு எங்க கம்பெனி பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில கம்பெனியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, "நீங்க உங்களோட டார்கெட், உங்களுடைய வேலையை நீங்க முடிக்கணும்." அது முடிக்கல்லனா தான, இவங்களுக்கு இஷ்யூ. "நீங்க அதை முடிக்கும் பட்சத்தில, நீங்க ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் நீங்க தூங்குகிறீங்க. ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா. தயவு செஞ்சு தாராளமா எடுத்துட்டு அடுத்த வேலைய சுறுசுறுப்பா தெளிவா பண்ணுங்க" அப்பிடின்ற மாரி நல்ல விஷயம் சொல்லிடுவாங்க. இப்போ நான் வொர்க் பண்ற கம்பெனிலேயே வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால, அவங்க எந்நேரம் உட்காந்து நம்மள பார்த்துகிட்டே இருக்க மாட்டாங்க. இல்லைங்களா, நல்லா செஞ்சுட்டு இருப்பேன். அப்படியே வந்துட்டு ரொம்ப தூக்கம் ஒருமாரி தள்ளிச்சுனா, அலார்ம் ஒரு 15 நிமிஷத்துக்கு செட் பண்ணிட்டு தூங்கிருவேங்க.
ம். <laughs> <laughs> ம். ம். ம். வரமா? ம். கண்டிப்பாங்க. ம். சிறப்புங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், இல்லையா? ம்.
அந்த மாதிரி இருக்கும் போது ஆமா, ஆமாங்க என்னதுன்னா, ரொம்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயம் கொறையுது. அது அப்ப கோவம் கொறையுது. என்ன தூக்கத்திலேயே இருந்து யாராச்சும் வேலை சொல்லிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமாக கோவம் வந்துருது. அதை போய் வீட்ல எங்கேயாச்சும், நம்மள ஏதாச்சும் கேட்கும்போது அவங்ககிட்ட காட்டுற மாதிரி விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லாம நடக்குது. அப்போ, இவுங்க வந்துட்டு இப்போ, இப்போ நான் கொஞ்ச நேரம் தூங்குனேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்டியே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருவேன். அப்டியே ஃப்ரெஷ் மைண்டா, ஃப்ரெஷ் ஆனோடனேயும், "சரி ஓகே, அவங்க எதுக்கு சொல்றாங்க?" அப்டி இப்டிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுட்டு, "சரி ஓகே, பண்ணுவோம் அதனால என்ன?" அப்டின்ற மாரி நான் வந்துருவேன்.
<laughs> கண்டிப்பா. ம். ம்.